நா வந்து தினமும் வந்து ஏதோ ஒரு பழம் எடுத்துப்பேன். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பழம். இப்போ வந்து, அந்த வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வந்து நெறைய கெடைக்கும். மாம்பழம், பலாப்பழம். அந்த மாம்பழம், பலாப்பழத்த அந்தக் ந ம காலத்தில வாங்குனா, வெலையும் கம்மியா இருக்கும். அதனோட சுவையும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நா அதனால என்ன பண்ணுவேன்? அந்த காலத்தில வந்து ப் அந்த டைமில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாம்பழம், பலாப்பழம் வந்து சாப்பிடுவேன். அதே இந்த ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இது திராட்சை வந்து நெறைய இருக்கும். கொய்யா வந்து நெறைய இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில கொய்யா பழங்கள வந்து வாங்குவேன். அப்ப என்னுடைய பொருதால் பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு நெருக்கடியும் பெருசா வராது. ஏன்னா, வெலை கம்மி. இல்லையா? அந்தந்த சீசன்ல அந்தந்த பயிரு வெளையிற நேரத்தில வாங்கும்பொழுது கம்மியா இருக்கும். அதனால நா அதுக்கேத்த மாதிரி பார்த்து சாப்பிட்றது. நம்ப இத அறிவியல்ல என்ன சொல்றாங்கன்னா, "சீசனல் ப்ரூட்ஸ வந்து சாப்புடுங்க." அப்படீன்ற மாரி தான் ம் மருத்துவர்களுமே நமக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்கன்றப்போ, அத நம்ப வந்து பின்பற்றணும். இப்போ
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ஆ. ஆ. ம், ம். ஓ! சரி. ம். ம். ஆ. சரி. நீங்க புது புது பழங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அதாவது எப்பயுமே சாப்பிடுற மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், திராட்சை எல்லாம் வந்து எப்பயுமே நம்ம சாப்பிடுறது தான். "சரி, புதுசா வந்து வேற என்னென்ன பழங்கள் விக்குதோ, எல்லாத்தையும் ருசிச்சு பார்க்கணும். அதுலயும் சில நல்ல சத்துக்கள் இருக்கு." அந்த மாரி, என்ன மாரியான புது பழங்கள்லாம் சாப்பிட்டீங்க? சொல்லுங்களேன்.
ஆமா. ம். அ. நா வந்து, இந்த டிராகன் ஃப்ரூட்டுன்னு ஒண்ணு சொல்வாங்க. அது வந் அந்த பழத்த வந்து சாப்ட்டுருக்கேன். இதுவுமே, இப்ப எங்கேயாவது நம்ப ஒரு கடைக்கு போறோம், இல்ல ஏதோ ஒரு இதுவுக்கு போறோம். ஊருக்கு போறோம். அங்கே ஏதோ ஒரு பழம் விக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா, அதை நா ருசிச்சு பார்க்கணும்ன்னு நெனைச்சு நா வாங்குவேன். அத வந்து போய் கேட்பேன். "இதனுடைய பலன் என்ன? இது என்ன பழம்? இது எந்த ஊர்லேருந்து வருது?" அதெல்லாம் கேட்டுட்டு, சரி இதோட சுவையும் எப்படி இருக்குன்னு, நம்ம கண்டிப்பா சுவைச்சு பார்த்தா தான தெரியும். அந்த மாதிரி, இந்த டிராகன் ஃப்ரூட் 1 நாள் நா வாங்கி பழகுனேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது 1 மாசத்துக்கு ஒரு 3 வாட்டினா, நா வாங்கின்னு வந்து சாப்ட்டுடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது, அதோட சுவை. அது வந்து அ வறட்சியிலேயும் வளரக்கூடிய ஒரு பழம். அதனால, அது எல்லா நேரத்திலேயும் நமக்கு வந்து கெடைக்குதுன்றப்போ, நா அத வந்து நல்லாவே சாப்பிடுவேன். அப்புறம் இன்னொரு பழம் வந்து, இந்த இது முள்ளு முள்ளா இருக்கும் அது மேல பார்த்தீங்கன்னா, அதோட பெயர் வந்து எனக்கு சரியா தெரில. ம்.
ஆ. ஆ. ஆ. ம். ம். ஓ! சரி, சரி. ம். ம். ம். ம். ம். அ. ம். ம். ம். ஓ! சரி, சரி. ஆ. ஓ! சரி. ம். ம். ரம்குட்டானா? ரம்குட்டான். சிகப்பு கலர்ல இருக்குமா? சிகப்பு கலர்ல முள்ளு முள்ளா இருக்கும். அதை பிரிச்ச உடனே உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்குமா? நுங்கு, நுங்கு மாதிரி பிரிப்பாங்களா? அது பேரு ரம்குட்டான். <laughs> அதுவும் நல்லா இருக்கும். ம். ம்.
வெள்ளையா. ஆமா, ஆமா. ஆ அதையுமே வந்து சாப்ட்டுருக்கேன். நா அது வந்து நா மறந்துட்டேன், அதோட பேர. அது வந்து மேல்நாட்டு பழம் தான், ஏதோ அது.
ஆம்.